ஆ, அதுக்கு பேரு எங்க ஊர்ல பச்ச குதிரன்னு சொல்லுவாங்க. அ, ஆமா. அதுவும் நல்லாருக்கும்.
ஓ! அப்படியா! அதுவும் நல்லாருக்கும்லங்க. ஆனா இப்பலாம் பாருங்க யா ஆ அது பசங்க ஆனா அது மாரி நாங்களும் ட்ரை பண்ணோம், எனக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விளையாட்டு. அது நல்லாருக்கும் நம்பளுக்கும் ஆ.
<laughs> ஆமா. தூரமா ஒரு 10 அடியில வந்து ஒருத்தன வந்து குனிய வச்சு நீக்கனு அ இது பண்ணீ முழங்காலத்தோட வச்சுக்கணும், அந்த 10 அடில ஓடி வந்து அந்த முதுக தா புடிச்சு தாண்டி அந்த பக்கம் போணும். ரொம்ப இயல்பான விளையாட்டு தான் அது.
அ ஆமாமா. <laughs> ஆ ஆமா அப்டி அப்டியே நகந்து, நகந்து அப்டியே ப் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள பசங்ககிட்ட போயி அது நல்லாருக்கும். அதுக்கப்புறம் இந்த டயர்லாம் ஓட்டியிருக்கேன். நீங்க அந்த மாரி ஓட்டியிருக்கீங்களா?
ஆ. டயர் ஓட்டியிரு இல்ல நான் டயர் ஓட்னது இல்லைங்க. நான் வந்து டயர் ஓட்னடுது இல்ல.
அப்டியா? ம். அதுவும் நல்லாருக்கும். ஒரு கையில குச்சி எடுத்துட்டு, டயரு இந்த சைக்கிள் டயரு. இந்த மதாரி இருந்துச்சுன்னா, குடு குடுன்னு அத ஓட்டிக்கிட்டே, போய்ட்டே இருப்பான். அது ஒரு நல்லா விளையாட்டா இருக்கும். அப்புறமேட்டு ரூ. 1, ரூ. 2, அந்த வாடகை சைக்கிள்லாம் வாங்கி, அதுல வந்து விளையாடுவோம். குட்டி, குட்டி சைக்கிளா இருக்கும். அது 1 மணி நேரத்துக்கு ரூ. 2 அப்படின்னு இருக்கும். அத வாடக சைக்கிள வாங்கி, அத வந்து நான் ஓட்டவே தெரியாம இருந்துச்சு. எங்க அண்ணன் மூலியமா நான் வந்து கத்துக்கிட்டேன். அதுவுமே ஒரு விளையாட்டுமே அப்றமே நொண்டிலாம் விளையாடுவோங்க. அது நல்லாருக்கும்.
ஆ. ஆ. ம். ம். ஆ.
நொண்டி இந்த நொண்டி தானே விளையாடுவோம். அது 4 கட்டம் போ
ஓ, அருமை! ஆமா. அததான். பாண்டின்னு ஒரு ஆட்டம் இருக்கு. நொண்டியிலயே கேள்விப்பட்டுருக்கீங்களா? ஆ. ம்,
அ அதுதான் அதுதான். அந்தது அதுதான் சொல்ல வரேன். அ அந்த இது 5 கட்டம் 5 கட்டம் இருக்கும். 4 கட்டம் இருக்கும். ஆ
ஆமாமா. 5 கட்டம் இருக்கும். அதுவே வந்து நீங்க அது எப்டின்னா, உங்க கையிலல்லாம் கல்லு குடுத்துருவாங்க. அப்புறம் தலையிலல்லாம் தலையில நெத்திலல்லாம் 1 கல்லு வச்சு நீங்க அப்டியேல்லாம் எடுத்துட்டு போணும். அதாவது நீங்க கையில கல் போட்டு பாக்கணும். அ புறங்கையில கை புறங்கையில ஒரு 4, 5 கல்க கற்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அத வந்து நீங்க அ அத வந்து திருப்பி நீங்க எவ்ளோ புடிக்கிறீங்களோ? நீங்க வந்து அதுல அதுல 4 கல்லு புடிச்சுட்டீங்க அப்டீன்னா, நீங்க வந்து இந்த கட்டம் இருக்கும். அந்த கட்டத்துல வந்து நீங்க 4 ஸ்டெப் வைக்கலாம். அந்த மாதிரி. அ ஏதோ ஒண்ணு இருக்கு. மறந்துருச்சு. அது வந்து நீங்க கல்லு கம்மியாகும்போதோ, ஏதோ ஒரு கண்டிஷன்ல நீங்க நொண்டி நொண்டிட்டு போணும். அப்புறம் கைய வந்து தூக்கிட்டு போணும், இல்ல தலைய வந்து மேல அண்ணாந்து பாத்து வானத்தோட வச்சுட்டு, ஜம்ப் பண்ணீ போணும், அப்படின்னு பல வகையில இருக்கும்.
ம். போடணும். ஆ. ஆ. அ. நீங்க அத விளையாண்டுருக்கீங்களா? இவ்ளோ நுணுக்கமா சொல்றீங்களே?
ஆ. நான் வந்து ஒரே ஒரு முறை இது விளையாண்டுருக்கேன். வந்து ரொம்ப தூரத்து உறவினர் வீட்டுக்கு வந்து ஒரு முற, ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அப்போ. கரண்ட் போயிடுச்சு. அப்போல்லாம் வந்து செல்போன்லாம் இந்த அளவுக்கு கெடையாது. அப்போ கரண்ட்டு போனோன்ன, அ அந்த ஊர்ல இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா குழந்தைங்களுமே, விளையாடுறதுக்காக வந்துட்டோம். ரொம்ப நல்ல நாள் அது. அ ஒரு சாயந்திரம் 6:30 மணி ஆனோன, எல்லாரும் சேந்து, அ அப்புறம் எல்லாரும் சேந்து, சும்மா பாட்டு பாட் போட்டி மாரி விளையாண்டோம். ஆனா அது வந்து யாருக்கும் அ புடிக்கல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி
ஆ. ஆமா ஆமா. ஆர்வம் இல்லாம பேசிட்டேன்.